இப்போ பாத்தீங்கன்னா, நம்ப ஒரு விஷயத்த போய் நம்ப குடும்பத்துகிட்ட சொன்னோன்னா, அதுக்கு வந்து சில நேரம் சில பேர் வந்து "செரி பண்ணுங்க" அப்டின்ற மாரி, நம்ம முடிவுக்கு ஏத்த மாரி ஆ போக சொல்லிருவாங்க. அ சில பேர் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த போய் சொன்னாலுமே, அங்க ஒரு பெரிய முட்டுக்கட்டையா போட்டு, அதுக்கு வந்து "முடியாது, ஆ கூடாது" அப்டின்ற மாதிரி தான் ஒரு பதில் அளிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் உண்டா?
கண்டிப்பாங்க. அது குடும்பம் வந்து எடுக்குற முடிவுதான் நம்ப எப்பயுமே வாழ்க்கையில கடைப்பிடிக்கணுன்ற ஒரு கால கட்டாயத்துல நம்பலாம் வாழ்றோம்.
ம். சரி, சொல்லுங்க. ம். கண்டிப்பா.
அப்படியே வந்து நம்ப அத கடைபிடிக்காம போனா, நீங்கலாம் எங்க உருப்பட போறீங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
<chuckles> கண்டிப்பா கண்டிப்
சோ. இதுனாலேங்க இது வந்து ஒரு விளையாட்டா சொன்னாலுமே, இந்த குடும்பம் வந்து நம்ம நல்லது தான் வந்து நெனப்பாங்க. கண்டிப்பா.
அ. ஆமா ஆமா.
நம்ப வந்து அந்த வயதுக்கு வந்து புரிதல்- புரிதல் இல்லாம வேணா இருக்கலாம்
ம். கரெக்டா சொன்னீங்க, உண்ம அதான்! ம்.
ஆனா, பின்னாடி கண்டிப்பா புரியும். அதே மாரிங்க. நான் வந்து இந்த விடுதில சேத்து உட்டாங்க என்ன. எப்டின்னா, ஒரு 5- ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு விடுதில தான் போய்ட்டேன் நானு.
ம், சரிங்க.
அது நம்ப முடிவு கேக்ககல ஃபர்ஸ்ட் நம்ளகிட்ட! <chuckles> என்ன நீ கேட்டா எப்டியு நீ வேணான் தான் சொல்லுவ. நான் உன்ன சேத்து உட்ரேன் சொல்லி, அவுங்களே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க.
ம், சரி சரி. <chuckles> ஹ்ஹம் ம். ம் சரிங்க.
அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் படிச்சன்.
ம் சரி.
நான் போயிட்டு அதுக்கு.
அதாது விடுதி வந்து ரொம்ப தூரம். ரொம்ப துளைவுல இருக்குமா? இல்ல கொஞ்சம் ம். போய் டக்குனு பார்க்குற அளவுக்கு தான் இருக்குமா?
இல்ல, இல்லைங்க. எப்டியும் ஒரு 2 மணி நேரம். ஒரு ஒரு அந்த மாரி ஒரு தொலைவு தான் இருக்கும். ஆனா, அத வந்து எங்கேயோ ஒரு பெரிய கண்ட்ரி ல உட்ட மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆவும்.
ம். ஓ! சரிங்க சரிங்க. ஓ! ஆமா. அந்த ஒரு எடத், அந்த ஒரு நேரத்துலயும் நம்ம ரொம்ப சின்ன வயசா தான் இருந்துருக்கோம்ன்னும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ம்.
கண்டிப்பா. ஏதோ காணா தேசத்துல உட்ட மாரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்.
ம் கண்டிப்பா கண்டிப
அது மாரி இருக்கும்போதுங்க, நம்ம வந்து எங்க வீட்ல வந்து அப்பா, அம்மா, ஆசிரியர்கள் 2 பேருமே.
ம் சரிங்க, சரிங்க.
அவங்க 2 பேருமே தலைமை ஆசிரியர்கள். நம்ம நார்மல் அப்பா, அம்மாவா சொன்னாலே நம்ம வந்து முடிவு கொஞ்சம் தடங்கலா இருப்பாங்க. அதான். 2 பேர் ஆசிரியர்கள்னு சொல்லவே தேவையில்ல. நம்மைள வந்து ஒரு பதில் சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது போடா அப்டின்ற மாரி. அ அதுலயும் ஏன் அந்த 10 வகுப்பு முடிச்சிட்டு, அத வந்து இந்த குரூப் எடுக்கணுன்னு சொல்லி ஒரு 2 குரூப் ஆப்ஷன் குடுப்பாங்க.
ஓ! சூப்பர். ஆமா ஆமா. கண்டிப்பா. ம் ஹ்ம். ம் சரிங்க.
அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் ஈசியா இருக்கும். நான் அத படிக்கிறேன்பான்னு சொல்றன். அதெல்லாம் இல்ல நீங்க வந்து பயாலஜி குரூப் போட்டுவுடு அப்டின்னு போட்டு உட்டாரு.
ஆ சரி. ஆ செரி, செரி.
ஆனா, 2வது தான் போட்டாரு. என்னோட மார்க் என்னன்னு தெரியல. என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. எனக்கு பயாலஜி குரூப் வந்துச்சு.
அச்சச்சோ! ஆ செரிங்க. அப்போ, அ நீங்க வந்து "இதுதான் ப- படிக்கணும்"ன்ற ஒரு மைண்ட் செட் ல இருந்தீங்க. அந்த நேரத்தில எப்டி அதுக்காக போராடுனீங்களா? இல்ல என்ன பண்ணீங்க?
நம்ம வந்து போராடவே முடியாது. அங்கே டிக் பண்ணி அப்படியே குடுத்துட்டு வர்றாங்க. அந்த நடுவுல என்ன போராட்டம். நான் அப்பயே சொல்றேன். "ஒரு தடவை தான் சொன்னேன். 'வேண்ணாம்ப்பா, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கறேன் நானு" அப்படின்றேன். அதெல்லாம் "உனக்கு தெரியாது. கொஞ்சம் கம்முனு இரு" அப்டின்ட்டு போட்டுவுட்டாரு.
ம். அச்சச்சோ! ம். ம் செரிங்க. <laughs> <breath> ஆ செரிங்க. நீங்க அதுக்கு வந்து எதுவும் பண்-பேசல எதுவும் கேட்கலையா? "ஏன் எனக்கு பிடிக்காதது? <tsk> அதாவது, எனக்கு இது வேணான்னு சொல்லும்போது, நீங்க ஏன் இதை பண்ணுறீங்க"ன்ற? மாதிரி அவங்க கிட்ட நம்ம எப்படி சொல்றது? சத்தமா கேக்க முடியாது, இல்லனாலும் ஏன் பண்ணீங்கன்ற? மாதிரி நம்ம கேட்கலால்ல. அந்த ஒரு முடிவுக்கு கூட நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நம்ம ஏன்னா முடிச்சிட்டு வர்றதுகுள்ள, நம்ம வீட்டில் கேட்கலாம்ல அந்த மாரி.
அதுக்கப்புறம் வந்து ஆமா, நம்ம கேக்கலாம். அதான் வீட்டில வரைக்கும் கம்முனு இருந்தவங்க. அங்க போய் டிக் கு ஒரே ஒரு போட்டா, நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? ஒன்னுமே பண்ண முடியாது.
ம் செரி. ஓ! அதாவது ஒங்ககிட்ட கேட்கிற மாரி கேட்டுட்டாங்க. ஆனா அங்கே போய் அவங்களோட முடிவ முடிச்சு விட்டாங்க. அப்டி.
ஆமா, வீட்டிலயே நம்ம மனசை தேத்திட்டு வந்தாலும், நம்மளுக்கு ஒரு பரவாயில்லன்னு இருக்கும். "வீட்டில வரைக்கும் அதெல்லாம் வா நான் பார்த்துக்கிறேன். அங்க வந்து உன்னை வந்து பார்த்துக்கிறேன்ற" மாரி, அங்க போயிட்ட பிறகு டிக் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒன்னுமே பண்ண முடியாது.
ஆமா, ஆமா. ம் சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
இப்ப, இது மாரி தான் அமையுது. அதுக்கப்றங்க, நான் கல்லூரி வந்து கொஞ்ச இசைல எனக்கு கொஞ்ச ஆர்வம். ஏனா அந்த, அந்த ஹாஸ்டல்லயே கீபோர்டு வாசிக்கிறது. ரம்பட்ட பேண்டு அது மாரி இசைக்குழுவுல இருந்தேன் நானு.
ம் சரி சரி. ம் சரிங்க.
நம்ம இசைய சார்ந்து, நம்ம வந்து சு வாழ்க்கையில சாதிக்கலாம். சினிமா துறைக்கு போலா, அப்டினு ஒரு ஆச.
ஓ! சூப்பர் சூப்பருங்க ஆ.
அதுக்கு போய்ட்டு, நான் விசுவல் கம்யூனிகேஷன் இது மாரி இசையில படிக்கப் போறேன்ற அப்பயும் ஒரு தடங்கல். தயவுசெஞ்சு, இதுமாரிலா பண்ணாத. நீ என்னா பண்ணணுனு எங்களுக்கு தெரியும்.
ம் சரி. அ. அச்சச்சோ! அ, ஏன்னா பயாலஜி குரூப் வேற படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பு பெருசா தான் இருக்கும். உங்களுக்கு, வீட்ல.
ஆமா. இதலா வந்து நெனச்சு பாத்தா, இந்த முடிவுலாம் நானா எடுத்தேன். நீங்களே சேர்த்து விட்டீங்க. நீங்களே குரூப் பண்றீங்க. ஒரு கல்லூரிக்கு, நீங்களே வந்து முடிவு பண்றீங்க. அப்ப நான் எதுக்கு? அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா, வேற வழியே இல்ல. அவங்கதா ஃபீஸ் கட்றாங்க. ஆமா அதுனாலென்ன
ம். கண்டிப் ம். கண்டிப் ஆமா, ஆமா. அதாது, இருக்கிறதெல்லாம் உள்ளயே இருக்கும். வெளிய வராது. வேற வழி இல்ல. அப்டின்ற மாரி இருக்கு.
வந்தாலும் ஒண்ணும் இல்ல. நீ ஓரமா கத்திட்டு போ, அப்டின்ற மாரி தான் போவாங்க.
<laughs> அ, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ.
அதுமாரி இருக்கம்போதுங்க, நான் வந்து, இந்த இசைத்துறையில போணும்ன்ற மாரி ஒரு ஆர்வம். அப்போமேட்டு என்னாகுனா, ஒத்துக்கவே இல்ல. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சரி இசைத்துறையை தான் ஒத்துக்கல. நம்ம வந்து கொஞ்ச மார்க் கொஞ்ச கம்மியாடுச்சு.
ம் சரிங்க. ஓ! செரி செரி அ.
அதுக்கு அப்புறம் ஏன்னா நம்மளுக்குத் தெரியும். நம்மளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ல் சேர்த்து விட்டா மார்க் வர்றாதது நம்ம காரணமா? சொல்லுங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ எதுவும் திட்டலையா? ஏன் இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க அப்படின்ற மாரி.
இல்ல, இல்ல அதெல்லாம் திட்டல. ஏன்னா, அந்த விஷயத்தில கொஞ்சம் தெளிவா இருந்தாங்க. எப்படின்னா? "ஓகே. எல்லாருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க." அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எல்லோருமே அந்த காலகட்டத்தில இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்னு சொல்லி பயங்கரமா ஃபேமஸா இருந்துச்சு.
ம் தெரிஞ்சது தானே. அ. ம் ஆமாமா.
அப்புறமே நான் என்ன பண்னேன், நான் இன்ஜினியர் போறேன். அப்பிடின்னு அவங்க வந்து "டிகிரி படிச்சுட்டு என்ன டீச்சர் ஆக்கற மாரி பிளானு."
ஓ! செரி செரி. ஆ, புரியுது புரியுதுங்க ஆங்.
நான் இன்ஜினியரிங் படிக்கவந்த பிறகு அப்புறம் என்ன பண்னாரு, "அப்பா ஒரு நான்ல்லாம் வந்து எந்த காலேஜ்ஜும் அலைய மாட்டேன்டா, புரியுதா? நான் ரூ. 2,000 தர்றேன். நீயே சென்னைக்குப் போய் தேடிக்கோ, <chuckles> இல்லன்ன அலைஞ்சுக்கோ புரியுதா?" அப்படின்னு முடிச்சுட்டாரு.
ம். ம் செரி. ஆ செரிங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா நம்ம அண்ணனுங்களலாம், தெரிஞ்ச அண்ணங்கலாம் இருந்தாங்கன்ட்டு போய் சென்னையில் ஒரு 2 காலேஜ் தான் ஏறியிருப்பேங்க.
இல்ல, அந்த ஒரு நேரம் எப்டி இருந்துச்சு? ஏன்னா நீங்க 11 படிக்கும்போது அப்பா கூடயே வந்து இப்படி டிக் போட்ட காலம். இப்போ அப்பா வந்து இந்த அ ஒண்ணு உங்களுக்கு காச கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னும்போது, உங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து நம்ம தான் முடிவு பண்ண போறோம்ணு அ.
ம். எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியல. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சரலாம். நம்ம நெனச்சத சாதிச்சிடலாம் அப்டின்ற மாரி தான், ஒரு போனே. ஆனா அவருக்கும் தெரியும் போல இருக்கு. எப்படியும் போயிட்டு அவன் இங்க தான் வருவான்.
ம். எண்ணம் இருந்துச்சு? அ. அச்சச்சோ! ஹங். <chuckles>
நீ எடுத்த மார்க்குல்லாம் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல உனுக்கு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு மனசுல நெனச்சாரா என்னன்னு தெரியல?
ஓ! அந்த ஒரு தைரியத்தில தான் அனுப்பிச்சு விட்டாங்களோ! ஒரு வேளை போயிட்டு வாங்க அப்படின்ட்டு.
ஆமா. அதுவும் நான் போனது ஒரு பெரிய காலேஜ் போனேன்.
ம் சரிங்க, சரிங்க.
அந்த காலேஜ்க்குள்ளே போய்ட்டு. ஏன்னா, அண்ணங்க அங்க படிச்சாங்க. உள்ள போய்ட்டு மார்க்க வந்து ரொம்ப கம்மி மார்க்லாம் இல்ல. ஒரு தோராயமான மார்க் தான். ஆனா, அதுக்கே அந்த காலேஜ்ல இடம் இல்லன்னுட்டாங்க. ஏன்னா, ஒரு நல்ல பெரிய காலேஜ்ல்லாம் வந்து ரொம்ப பர்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்பாங்கள்ல.
ஓ! சரி. ஆ சரிங்க. அச்சச்சோ! ஆமா, கண்டிப்பா. ஆமாமா கண்டிப்பா, கண்டிப்பா.
அது மாதிரிங்க, அது என்ன ஆச்சுன்னா, தம்பி உன் மார்க் நான் வேற காலேஜ் நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த காலேஜ்ல எதும் பண்ண முடியாதுப்பா அப்படினு சொல்ட்டாங்க.
ம் சரி. ம் சரிங்க.
இது மாரி இருக்கும்போது, இந்த முடிவும் போச்சு. சரி, ஒகேன்னு அவங்க சொல்ற மாரியே வந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்தாச்சு.
ம்ஹ்ம். இப்ப யார் சொல்றது? இல்ல அப்பா அம்மா சொல்ற மாதிரியா?
அப்பா, அம்மா சொல்ற மாதிரி ஒரு டிகிரி காலேஜ் சேர்ந்தாச்சு.
அச்சோ! ஆ.
நம்ம வந்து எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு பிடிக்காம போனா, நம்ம மைண்ட் வந்து அலைப்பாயும்ன்னு சொல்லுவாங்க.
ஆமாமா கண்டிப்பா.
இப்ப ம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புடிச்சிருந்தா, ஒருவேள நான் நல்லா படிச்சிருக்கலாம். அ பிடிக்காதனால ஒரு ஆர்வம் வந்து கம்மியாகும்.
ம் ஆமா. ஆமா, ஆமா.
அதேமாரி நம்ம காலேஜ் ஆவட்டும், அதே மாரி அந்த காலேஜ்ல எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடுலாம் கெடையாதுங்க.
ம். சரி. புரியுது, புரியுது.
அவுங்களுக்கு தேவை ஒரு டிகிரி "உங்களுக்கு தேவ அத்தானே. நான் முடிச்சு தரேன்" அவ்ளோதான்.
கண்டிப்பா. ம் கண்டிப்பா. ஆனா, அந்த நேரத்துல மனதின் மனநிலை வந்து ரொம்பவே கஷ்டமா தானே இருந்திருக்கும், உங்களுக்கு. இப்போ பள்ளி போயிடுச்சு, கல்லூரிலேயாவது நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம போணும் அப்டின்னு நெனைக்கும்போது, அந்த எடத்துலேயும் நம்மளுக்கு அவங்களே போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாலும் அவங்க அந்த காலேஜ்ல நம்ம சேர்த்துக்கலையே நம்மளுக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, உங்களுக்கு.
அவுங்க கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அந்த கஷ்டம்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகியாச்சு, போர்டிங் ல.
ம். சரிங்க, சரிங்க.
அதனால இதெல்லாம் ஒரு அடியா? அப்டின்ற மாரி, நம்ம போயிட்டே இருக்குறது.
ம் சரிங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு இது? ஆமா.
ஆனா, உண்மையாலுமே கஷ்டம் இருக்கும் தான். ஏன்னா, நம்மளுக்கு ஆசைப்பட்ட ஒண்ணு இல்லைன்னா, அது கஷ்டம் இருக்காம இருக்காது. ஆனா அத வந்து அத தாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த விஷயத்தை கத்து
ம். ஏத்துக்கற மனப்பான்மையும் வந்துருச்சு, அதோட சேர்த்து அப்படின்ற மாரி சொல்றீங்க.
ஆ, அழகா சொன்னீங்க. அந்த மாரி ஏத் ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து, அந்த வயசுலயே வந்துச்சு எனக்கு.
ஆ புரியுது, புரியுதுங்க.
அதுக்கு அப்புறங்க, நம்ப போயிட்டு காலேஜ்ல சும்மா இல்லாம, ஒரு லவ் வேற பண்ண ஆரம்பிச்சோம்.
ஓ! சூப்பர், சூப்பருங்க. ஆ.
நம்ம காலேஜ் வந்து பார்த்த விதம் வேற. நம்ம வந்து பயங்கரமா வந்து படத்தில வருற காலேஜ் மாரி இருக்கும்னு போய்ட்டு, அங்க அது மாரிலாம் ஒண்ணுமே நடக்கல.
சரிங்க. ஆ, சரிங்க.
அதுவும் ஒரு விடுதி மாரி தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு காலேஜ் விடுதி, இது வந்து இந்த விடுதி. ஆனா அங்கேயும் விடுதி தான் தங்கி படிச்சேன்.
ஆ, புரியுது, புரியுது. ம். சரிங்க. அப்டியா அங்கேயும் விடுதி தானா?
ஆமா. 10ஆண்டு காலம் விடுது நம்மளுக்கு.
ம். ச்சோ. ஆ, சரிங்க, சரிங்க.
நான் என்ன பாவம் பண்ணேனே தெரியல சின்ன வயசில. எனக்குத் தெரிஞ்சு போன ஜென்மத்தில ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை குடுத்திருப்பேன் போல இருக்கு.
<laughs> அச்சச்சோ. போன ஜென்மத்தில நீங்க விடுதி மேலாளரா இருந்திருப்பீங்க. யாராவது சாபம் குடுத்திருப்பாங்க. நீங்க வந்து, அடுத்த தடவ நீனும் இந்த மாரி ஆயுருக்கனும் அப்டின்ற மாரி.
அதுதான். என்ன எவ்ளோ அடி அடிச்சிருப்ப உன்ன அடி வாங்க வைக்கிறேன்டா. அப்டின்ற மாரி சேர்த்து விட்டாங்க.
<laughs> ஆமாம்.
அது மாரியே போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணா நமக்கு வந்து இந்தகண்ணெல்லாம் தெரியாது. எப்டின "காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்வாங்க."
கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
நம்ம வந்து காச பயங்கரமா இறைக்கிறது. லவ் க லவ் தான் வாழ்க்கைன்றது. ஏனா வந்து, அப்போ தான் பர்ஸ்ட் லவ் வேற.
அச்சோ. ம். சரிங்க, சரிங்க. ஆ.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போய் தான் தெரியும். அது அஃபெக்ஷன்னு சொல்லிட்டு.
ஐயோ! ஆ.
ஏனா, நம்ம பார்த்தோனே வரதெல்லாம் லவ் இல்ல. ஒருத்தவங்களுக்கு புரிதல் இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு மனசார நம்ம ஏத்துக்கணும். ஆனா, அந்த காலத்தில வந்து ஒரு லவுன்றது ஒண்ணு காம்மன்னா போயிடுச்சுங்க
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம் சரிங்க சரிங்க.
நம்மளும் சேர்ந்து போவோம், அப்டின்ற மாரி போயாச்சு.
இது நம்ம நெனைச்சது மொத்தத்துல தான் பயணிக்க முடியல, இதுலயாவது பயணிக்கலாம் அப்டின்ற மாரி போயிருக்கீங்க.
இல்ல உண்மையாலுமே அதாங்க. இதுலயாச்சும் நம்ப வெற்றி பெறுவோம். <laughs>
<laughs> இது 1லயாது நம்ப வெற்றி பெற்றலாம் அப்டின்ற மாரி போயிருக்கீங்க.
ம். யாராலும் நம்மள அசச்சுக்க முடியாது, அசச்சுக்க முடியாதுங்குற மாரி இதில எப்டியாச்சும் நம்ம முன்னேறிறலாம் அப்டின்ட்டு அந்த காதலுக்குள்ள போறேங்க.
ம் செரிங்க. ஆ செரி, செரி.
அதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியிது, இது நெறைய பிரச்சனைலாம் இருக்கு. காதல்ல வந்து ஜாதின்னு 1 இருக்கு. அப்டின்ற ஒரு விஷயம் அப்ப தான் எனக்கு தெரியும் எனக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! செரிங்க, செரிங்க ஆ.
இப்ப வந்து எந்த சர்டிபிகேட்டும் தேவ போல இருக்கு லவ் பண்றதுக்கு. அப்டியா ஏன்னா
ஓ! இன்றே, யார் வீட்ல உங்க வீட்லயா? அவங்க வீட்லயா?
அவங்க வீட்ல கொஞ்சம் அதிகமா பார்ப்பாங்க. <laughs>
ஓ! சரிங்க, சரிங்க அப்ப பெரிய பிரச்சன தான். <chuckles> ஓ! சரிங்க சரிங்க ஆ.
மதமும் வேற. அப்போ வந்து பிரச்சனை பயங்கரமான பிரச்சனைல்ல. குடும்பம் தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தா வாழ்க்கையும் பிரச்சனை பண்ணுது.
ம் கண்டிப் ம் கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க 2 பேரும் எப்டி உறுதியா இருந்தீங்களா? இல்லையா?
எங்க உறுதியா இருந்தோம்?
<laughs> அச்சச்சோ!
நா உறுதியா இருந்தேன். <chuckles>
அவங்க இல்லன்றீங்க.
அவுங்க இல்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. புரிஞ்சிக்க முடியுது.
அப்புறமேட்டு என்ன ஆகுதுங்க, இது வந்து எங்க வீட்ல போய் சொல்றேன். சரிப்பா இந்த மாரி, அவங்க வந்து "இது மாரி பிரச்சனைனா வந்து வெட்டிடுவே கிட்டிடுவேனு மிரட்றாங்கப்பா" அப்டினே. "போய் சாவு" அப்டின்னு சொல்ட்டாங்க.
ம் செரி, செரி. அச்சச்சோ! அச்சச்சோ ஆ. சரி.
என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து எறந்து போனா ஒரு 2 நாள் அழுவோம்பா. 3 நாள் எங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவோம். எங்களுக்கு அதுக்காக உன்ன நெனச்சு ஃபீல் பண்ணுறதுக்குலா எங்களுக்கு டைம் இல்ல எங்களுக்கு" அப்டினுடாங்க. அப்புறம் மென்மேலும் நம்மளுக்கு வந்து காதல்ல ஒரு அப்பா! நம்ம செத்தாலும் காதலுக்காக சாவரேண்டா! அப்டிங்கிற மாரி ஒரு ஒரு வைப் ஒண்ணு வரும்
அச்சச்சோ! ம்ஹ்ம். அச்சோ! ஆ. கண் ஒரு காதல் தியாகியா மாறிடலாம் அப்டிங்ற மாரி நெனச்சிருக்கீங்க?
ஆம்மா. "அந்த சோத்துலயு அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சுனு" சொன்ன மாரி, இந்த பக்கம் போனா இங்க பிரச்சன. இந்த குடும்பம் போனா நம்ம முடிவுக்கு வந்து கண்டுகக் கூட இல்ல.
<laughs> அ. ஆமாமா.
அப்ப நம்ம என்ன ஆகுறோம்? ஓகே நம்ம வாழ்க்கைள வந்து நம்ப காதலுக்காக சாவுரோண்டா. தியாகிடா நம்ம அப்டிங்கிற மாரி மனசில வச்சு
அச்சச்சோ! ஆ.
அது மாரி ஒரு தியாகினு முன் ஸ்டெப் வைக்கும்போது அவங்க பேக் ஸ்டெப் வச்சுட்டாங்க.
அச்சச்சோ! ஆ.
இல்ல செட் ஆவாது அப்டின்னுட்டாங்க. என்ன சொல்ற? நம்ம இது மாரில்லா பேசவே இல்லயே. நம்மோ உயிர குடுப்போம், நீ இல்லனா நம்மால வாழ முடியாது. அந்த மாரிலா டயலாக்லா விட்டோம் அப்டின்ற மாரி அதெல்லாம் சொன்னோம் தா
அப்பா! ம். <laughs> அத நீங்க சொல்லி அத வேணா நீங்க பெ அத பெரிய பேனர் அந்தது என்ன சொல்றது? லேமினேஷன் பண்ணி ஒட்டிக்கலானு அவங்க அந்த மாரி பண்ணலயே! அப்டிங்கிற மாரி இருந்துருக்கும்.
வரும் ஆனா வராது அப்டின்ற மாரி, சொன்னந்தாந் அதுக்கு என்ன பண்றது இப்ப?
ம். ஆனா இல்ல ம்.
அப்டின்ற மாரி ஆயி போச்சு. என்னடா இது நம்ப குடும்பத்தில வந்து இந்த காதல் வரைக்கு வந்துட்டோம். இதுக்கும் நம்ம குடும்ப முடிவு பதிலளிக்கல. வாழ்க்கை நம்ம சப்போர்ட் பண்ணல. அப்புறமாட்டு இது மாரி தாங்க எல்லாமே இந்த குடும்பம் எடுக்குற முடிவுதா. அதுக்கப்புறம் திருமணமும் அவங்க ஆசப்படுற மாரி திருப்பி நா லவ் பண்ணிலா மேரேஜ் பண்ணல. அவங்க ஆசைப்பட்டாங்க அ திருமணம் முடிவு அவங்க எடுக்குற முடிவுதான்.
அத் கண்டிப்பாங்க. ம் கண்டிப்பா, கண்டிப் ம். செரிங்க, செரிங்க.ன் கண்டிப்பா. அ இல்லங்க இதுல வந்து வேற முடிவு கெடையாது. நம்ம பார்த்ததும் சரியில்ல அப்டின்னும் போது இப்டி தான் ஆகும். அவுங்களும் கேட்கற மாரி தான் போயிதாகணும் அப்டின்ற மாரி இருந்திருக்கு.
ஆமா. இவ்ளோ அடி வாங்கி திருப்பியும், திருப்பியும் ஒரு அடி வாங்கணுமா? <laughs>
ம் கண்டிப்பா கண்டிப்பா. <laughs>
இப்ப என்ன ஆச்சுன்னா? நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு புரிஞ்சு போச்சு. நம்ப குடும்பம் எடுக்கிற முடிவு தான். இருந்தாலும் நம்ம வந்து சும்மா பேசவுடுவாங்க. பேசவுட்டு வேடிக்க பார்த்துட்டு திருப்பியும் சரி போடா அப்டின்னு அனுப்பிட்டு <laughs>
அ. <laughs>
ஆமா, ஏதோ வந்து மனசுல இருக்கறதெல்லாம் பேசிட்டு போறான், பரவால்ல. அப்டின்ட்டு ஆனா அவங்க எடுக்குற முடிவு தான்.
ம். ஆ செரிங்க செரிங்க.
அதுக்கப்புறம்ங்க அந்த நாளடைவில தான் வந்து அவங்க ஏன் அது மாரி சொல்றாங்கன்ற புரிதல் எனக்கு ஆச புரிஞ்சுது.
வந்துச்சு. ஆ சரிங்க சரி, அது எந்த தருணத்தில வந்துச்சு?
இப்ப ஒரு எடத்துல வந்து, எனக்கு இக்கு திருமணம் ஆயிட்டு, நான் ஒரு நல்ல குடும்பத்தில இருக்கும்போதுதான் நான் உண்மையாலுமே அங்க போய் அடி வாங்கிட்டு வெட்டியிருந்தா என்ன ஆவரது.
ம். கண்டிப்பா கண்டிப்பா, ஆ புரியிது புரியிதுங்க.
உண்மையாலுமே வந்துங்க அவங்க இருந்தா இத யாரும் சொல்ல மாட்டாங்க.
புரிது. கண்டிப்பா, கண்டிப்பா உண்ம அதான். ம்.
அவங்க ஓப்பனாவே சொல்ட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஏன் சொன்னாங்கன்றது அப்பறம் தெரிஞ்சது எனக்கு. அது தான் ரியாலிட்டி யும் கூட.
ம் புரிஞ்சுருச்சு. கண்டிப்பா ம். ஆமாமா கண்
அப்டித்தானே. வீட்ல யாராச்சும் ஒருத்தங்க இறந்தா கூட வந்து 1 நாள் பயங்கரமா அழுவோம். அதுக்கப்புறம் 1 வாரம் ஆகும். 1 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேலைய பார்த்துட்டு போயின்னே இருப்போம்.
கண்டிப்பா. அ கண்டிப்பா, கண்டிப் அதாவது அவங்க வந்து வேற <tsk> மாதிரி ஒரு விதத்தில ஏதாச்சு சொல்லியிருந்தாங்கனா, உங்களுக்கு கண்டிப்பா புரிந்திருக்குமானு கேட்டா புரிஞ்சிருக்காதுனு தான் நான் சொல்றேன். இந்த மாரி சொல்ல போயிதான், <tsk> உங்களுக்குள்ள அது வந்து, ஐய்யயோ! என்ன இப்டி சொல்ட்டாங்களே, அப்டின்கிற மாரி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆ, இது கண்டிப்பா <tsk> சொல்லுங்க.
கண்டிப்பா. ஆனா ஆனா ஆனா நல்ல வேள அந்த பொண்ணு வேணானு சொல்ட்டாங்க, இல்லனா நம்ப புரிதல் இல்லாம,"எப்டி சாவுறேனு சொல்லி நம்ம தியாகிடா", அப்டின்ற மாரி போனா, இன்னுமே யாரோட வாழ்க்கைக்கும், அர்த்தம் இல்லாம போயிருக்கும்லங்க.
ஆமாமா. கரெக் <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா உண்மையா ஒரு லவ் இருந்துச்சுனா, அவங்க வந்து இந்த ஒரு வார்த்தை கூட உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ம், எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆமா.
ஆமா. அதே மாரி, நம்ம வந்து உயிர குடுத்தா, நம்மளுக்கு செல வைக்க போறாங்களா? ஒன்னுமே கிடையாது, கார தூக்கிட்டு தான் போறாங்க <laughs>
<chuckles> ம் கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா இல்லவே இல்ல. கண்டிப்பா வேணும். "இவருக்கு எங்க புத்தி போச்சு" அப்டின்ற மாரி, நம்மளையே திருப்பி மாத்தி வுட்டுருவாங்கங்க.
ஆமாங்க.
தலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க <chuckles>
அ ஃபோட்டோ வேணா, அது தூக்கி போடு அப்டின்ருவாங்க.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது
அப்ப அந்த குடும்பம் எடுக்குற முடிவு தாங்க, உண்மையாலுமே வந்து நம்ம ஒண்ணு சொன்னாலுமே, அது வந்து ஒரு கரெக்ட் ஆன ஒரு விஷயத்துக்கு பதில் அளிப்பாங்க. அது வந்து இப்ப புரியாது, பின்னாடி புரியும்னு சொல்லுவாங்கள்ல <chuckles> அது மாரி தாங்க, நம்ம எடுக்குற முடிவுகளெலாம், பதில் வந்து பின்னாடிதான் தெரியுது. அவங்க பார்த்து பண்ணுறாங்கணு நான் நம்புறேங்க.
ம் கண்டிப்பா, கண்டிப் ஆமா, ஆமா கண்டிப்பா, அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்ல முடியும். குடும்பத்தோட முடிவு எப்டி, உங்களோட முடிவு என்ன. அதுக்கு குடும்பம் வந்து எப்டி எப்டிலாம் தடை சொல்லி, ஒரு நம்மள கொண்டு போறாங்க வாழ்க்கையிலன்றத. அதாவது பள்ளி பருவமா இருக்கட்டும், கல்லூரி பருவம், அப்புறம் நம்மளுக்கு திருமணம், காதல் பருவம் அந்த பருவத்திலுமே நம்ம எடுத்தது சில நேரம் ஒரு தப்பான முடிவா இருந்தாலும், அவங்க நம்மளுக்கு கை குடுத்து மேல தூக்கிட்டு வர முடிவுகளா இருக்குன்றது, நம்ப ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் நம்ப அந்த மாரி, நம்ம ஒரு ஒரு பேரன்ட்ஸ் ஆகும்போதோ, இல்ல நம்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில போவும்போது தான் புரிஞ்சிக்க முடியும்ன்றத, நீங்க ரொம்பவே அழகா தெளிவா சொன்னீங்கங்க, உங்கள்ட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நன்றி.
நீங்களும் அழகான கேள்விலாம் தொகுத்தீங்க, உங்ககிட்ட பேச நான் மகிழ்ச்சியா உணர்றேங்க, நன்றி.